நம்ம வாழ்க்கைங்கிற ஒரு காசு. காயின் அதுல வந்து "பூவா? தலையா?" அப்பிடிங்கிறமாரி இருக்கிற 2 பக்கம் என்னன்னா, வெற்றி, தோல்வி. வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்தில நம்ம வெற்றியும் காணுவோம். தோல்வியும் காணுவோம். "யார் வந்து ஒரு தோல்விய ஏத்துக்கிட்டு, அத வெற்றி படிக்கற்களா மாத்துறாங்களோ! அவுங்க தான் ஒரு வெற்றி கண்ட ஒரு உண்மையான வெற்றியாளர்" அப்பிடிங்கிறமாரி ஒரு கருத்தெல்லாம் இருக்கு. இப்ப அந்தமாரி உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் நீங்க கத்துக்கிட்டது உண்டுங்களா?
ம். ம். ஆமா. நிறையவே இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலன்னு பாத்தீங்க அப்டின்னா, தோல்விங்கிறதே எனக்கு பெரிய ஒரு பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒ ஒரு கிராமத்ல, அப்பா சொல்றத மட்டும் கேட்டு, எங்க அப்பா வந்து ரொம்பவே எதுக்கெடுத்தாலும் கோவம் வரக்கூடியவர் தான். அவருக்கு படிப்புலன் பாத்தீங்கன்னா, முதல் இடத்தில மட்டும் தான் இருக்கணும். 2- ஆம் இடத்துக்கு கூட அவ்ளோ கோவம் வரும் அவருக்கு. அதனால ஒரு தோல்விய நம்ம தோல்வி அடைஞ்சிட்டாவே அது வந்து அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் வளந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா, என்னோட ஒரு கட்டாயத்தின் பேர்லயே ஒரு மதிப்பெண் நோக்கியே வாழ்க்கை ஓடிட்ருந்தது. உங்களுக்கே தெரியும் இல்லயா! ஆ ஒரு 12- ஆம் வகுப்பு வரைக்குமே மதிப்பெண்ண மட்டும் தான் நம்ம நோக்கி ஓடிட்டே இருப்போம் இல்லயா! அந் ஆமா, அந்த மாதிரி இருக்கும்பொழுது, எனக்கு 12- ஆம் வகுப்பில வந்து, அப்ப தான் அந்த நீட் தேர்வு எல்லாமே கொண்டு வந்தாங்க இல்லயா! மருத்துவம் ஆ போணும் அப்பிடின்னா, நீட் தேர்வு எழுதுனாதான் போ முடியும் அப்பிடிங்கிற கட்டம் வரும்போது எனக்கு அது எல்லாமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதில என்னால நான் வந்து அதில தேர்ச்சி பெற்றுட்டேன். இருந்தாலும் பணம் கட்டி தான் சேர வேண்டியதா இருந்தது. அது என்னோட அப்பா என்னோட அப்பாவால கட்ட முடியாது அதெல்லாம். என்னால மருத்துவம் படிக்க முடியாம போயிருச்சு. இது வந்து எனக்கு எந்த அளவுக்குனா, அதுக்கு மேலே என் வாழ்க்கையே இல்ல! இந்த தோல்விய என்னால ஏததுக்கவே முடியல! அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன். ஆனா ஒரு ஒரு ஒரு வருடம் வந்து என்னால எதுக்குமே போ முடியல. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியல. எல்லாருமே நம்மள ஒரு தோல்வியாளரா பாக்குறாங்களோன்னு ஒரு பயத்லயே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் உக்காந்து யோசிச்சதுக்கப்புறம் "ஏதாச்சும் 1 பண்ணணும்" அப்டின்னு, நானே ஒரு அ ஒரு எடுத்து படிக்கலான்னு சொல்லிட்டு, ம் ஒரு அ பாடம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அது ஒரு அரசு கல்லூரில தான் போட்டேன். அந்த கல்லூரி எனக்கு "தோல்விய எப்பிடி நம்ம கையாள்றது" அப்டின்னு நிறையவே கத்துக் கொடுத்துச்சு என்னோட புதிய நண்பர்கள், என்னோட அ அவங்க வந்து எப்டின்னா நான் நான் வந்து இதுவரைக்கும் பாத்த எல்லாமே வந்து ஒரு பயத்த நோக்கியே பாப்பேன். ஆனா, அந்த அரசு கல்லூரிலருந்த நிறைய பேரு என்னன்னா, எல்லாத்தையுமே பயமே இல்லாம பாத்தாங்க! அது எனக்கு ரொம்பவே புது புதுசா இருந்துச்சு எதுக்குமே அவுங்க பயப்படல. அவுங்க எனக்கு நெறையவே சொல்லிக் கொடுத்தாங்க, அந்த தோல்விய எப்பிடி கையாளனும். நீ நீ வந்து கம்மி இல்ல! நீ ரொம்ப சூப்பர் தான். நீ! வந்து இதுக்கு மேல போகணும், போகணுன்னு அவங்க சொன்ன சில வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் வந்து அந்த தோல்விலேருந்து வெளில வந்து, இப்ப, வெற்றிய நோக்கி போறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாடமாவே இருந்துச்சு.
சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. சரிங்க. சரிங்க. சொல்லுங்க. நிச்சயமா. ஆமாங்க. சொல்லுங்க. சரிங்க. சரிங்க. சொல்லுங்க. சரிங்க. சொல்லுங்க. சரிங்க. சரிங்க. அற்புதம். அருமைங்க, அருமை! மிக்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. இது என்னன்னா, “பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும்” அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. இது சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லிருக்குறாங்க. இதில என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மள சுத்தி எப்பவுமே நமக்கு ஒரு ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு மக்களா இருந்தா, நாம் மென்மேலும் மேல அ பறக்கலாம், மென்மேலும் சாதனைகளை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து, ஒரு கண்டிப்பா, அது நம்ம நம்ம வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நல்லா ஒரு விஷயம் அது. எல்லாத்துக்கும் அது வந்து அமை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, இல்லைங்களா? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்! மேற்கொண்டு சொல்லுங்க, உங்களோட பயணத்தப் பத்தி கேக்கலாம்.
ம். ஆ. ம். ஆமா. ம். அது என் என்ன அப்படின்னா, நான் வந்து மருத்துவம் படிச்சுட்டு ஒரு 2 வருடம், அதாவது மருத்துவம் படிக்கிறதுக்காக ஒரு 2 வருடமா, அந்த 1 வருடம் மருத்துவம் படிப்பிற்காக, தேர்வுக்காக பண் ஒரு 1 வருடமும், அதன் பிறகு தோல்வி அடைந்தது என்னால வந்து ஏத்துக்க முடியல. அடுத்து என்ன பண்றதுன்னே புரியாம ஒரு 1 வருடமும் போயிடுச்சு. அப்போ நான் அரசு கல்லூரியில போகும்பொழுது அவர்கள விட நான் ஒரு 2 வருடம் அ ஒரு வயதில மூப்பா தான் இருந்திருப்பேன், இல்லையா? அப்போ என்ன அவங்க என்ன எதுமே சொல்லல. இருந்தாலும் எனக்குள்ள வந்து, அவுங்க எல்லாருமே நம்ம கூட பேசுவாங்களா? ஒழுங்கா அந்த அவுங்க கூட ஜ அ ஒழுங்கா ஒரு நண்பர்களா போக முடியுமா? அப்படிங்குற ஒரு சந்தேகத்துலயே நான் யாருடையுமே அதிகமா பேசல, முதல்ல அதுக்கப்புறம் ஒரு ம் ஆமா.
சரிங்க. சொல்லுங்க. ஆமாங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மைங்குற மாரி இருந்ச்சு உங்களுக்கு இல்லையா? வயது கொஞ்சம் மூப்பு இருக்குதனால, ஒரு ம் சொல்லுங்க.
ம். அதுவும் ஒண்ணு. அப்போ அப்ப தான் ஒரு தோல்விய சந்திச்சுட்டு, என்னோட தாய் தந்தை யாருமே எனக்கு அப்போ வந்து ஒரு ஊக்கமே குடுக்கல. அப்ப அந்த மனநிலையோடயே நான் உள்ள போக வேண்டியதா இருந்தது. அப்போ நான் வந்து போன் ஒரு 1 வருடம் எப்படி இருந்ததுன்னா, புத்தக புழுவா வ தான் இருந்தேன. புத்தகம் அதுதான் என்னோட நண்பன், தோழன், எல்லாமே வந்து அந்த ஒரு புத்தகம் தான். அத மட்டுமே படிச்சுட்ருப்பேன். நல்ல மதிப்பெண் அப்டி போயிட்ருந்தது. அப்ப 2ஆம் வருடம் போகும்பொழுது, என்னோட கல்லூரியிலருந்த என்னோட அ ஒரு 50 பேருமே வந்து என்னோட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாங்க, ஒரு சந்தேகம் கேக்க. அதுக்கப்பறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜாலியா பேச ஆரம்பிச்சுட்டு, 50 பேருமே எனக்கு ஒரு தோழி ஆயிட்டாங்க. அப்போ நான் ஒரு சின்ன விஷயத்துக்கு அழுதாலும் சரி, இல்ல சோகமா இருந்தாலும் சரி, எல்லோருமே வந்து கேட்டு, “நீ முன்னாடி போ, நீ பண்ணு, உன்னால முடியும்னு!” அவுங்க குடுத்த ஊக்கம் எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது. சொல்லப்போனா என்னோட அ ஒரு டைரி ஆமா கல்லூரிக்காகவே ஒரு டைரி எழுத ஆரம்பிச்சு, அது முழுக்கவே என்னோட தோழிகள், அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுருக்கேன். எப்ப நான் அத திருப்பி படிச்சாலும், அ இல்ல நீ வந்து என்ன வேண்ணா பண்லாம்ங்குற ஒரு நம்பிக்கைய வந்து அவுங்க என் கூட இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப நான் அத முடிச்ட்டு வந்தாலுமே, திரும்பி அவுங்கள போய் பாக்கணும். ஏதாச்சும் ஒரு சாதிச்சுட்டு, இதுக்கு நீங்களும் ஒரு காரணம்ன்னு, அவுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பரிசுகுடுக்கணும்ன்னு தோணிட்டே இருக்கும், அத படிக்கும் போதெல்லாம்.
சரிங்க. சொல்லுங்க. ம். சரிங்க. அற்புதம்! கண்டிப்பா. அட்டகாசம். அந்த டைரிய வந்து, நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு புத்தகமா வெளியிடணும். அந்த புத்தகம் வெளியிட்டு, உங்களோட வாழ்க்கைய, அந்த புத்தகமா வெளியிட்ட, அத படிக்கிறப்போ, மக்களுக்கும் ஊக்கம் வரணுங்கிறது என்னோட மிகவும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அந்த விஷயம். அது உங்களோட நீங்க எப்டி துவண்டு போயிருந்தீங்க? உங்களோட தோழிகள் எப்டி வந்து, உங்கள எழுப்பி விட்டாங்க ரொம்ப, ரொம்ப நல்லாயிருக்குங்க கேட்கறதுக்கு. இந்த கதைல இப்போ இப்போ என்ன மாரி பயணத்துல நீங்க போயிட்டுருக்கீங்க? எவ்ளோ வெற்றி கண்டீங்க? அத பத்தி கொஞ்ச சொல்லுங்க? விவரமா.
<chuckles> ம். ம். <chuckles> சொல்லப்போனா, நான் கல்லூரிக்கு போனதுக்கப்றம், என்னோட தாய், தந்தை இருவருமே வந்து, அவுங்களுக்கு என் மேல ஒரு கோவம், ஒரு அதிருப்தினு சொல்லலாம். அவங்க நினைச்சத, என்னால செய்ய முடியல, அப்டின்னு. அதனால, முன்னாடி இருந்த மாதிரி எங்களோட அந்த பந்தம் இல்ல, அதுக்கப்பறம். அப்போ, என்னோட தோழிகள் அவங்க தான் என் கூடயே நின்னாங்க. எனக்கு என்ன மதிப்பெண்? எதுவுமே என்னோட தாய் தந்தைக்கு தெரியாது. ஆனா, நான் கல்லூரிலன்னு பாத்தீங்கன்னா, முதலிடம் தான். அ, அதுக்கு காரணம் அதுக்கு ம், சொல்லுங்க.
சொல்லுங்க. சரிங்க. அட்டகாசங்க! அட்டகாசமான விஷயம் சொன்னீங்க. சொல்லுங்க மேற்கொண்டு, கேட்போம்.
ம், ம். ஒரு உந்துதலா. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது, பின்னாடி நின்னு, நமக்காக ஒருத்தவங்க யாரோ கை தட்டுவாங்க இல்லையா? அத, வந்து திரும்பி பாக்கும்போது என்னோட தோழிகள் தான் இருந்தாங்க. அப்போ, நான் கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு, அந்த பல்கலைக்கழகத்துக்காக சிறந்த ஒரு எல்லாத்துலயும், முதல் எடுத்தவங்கலாம் எழுதுவாங்கல்லையா? பல்கலைக்கழக தேர்வு. அத வந்து, எனக்கும் கிடைச்சது, அந்த வாய்ப்பு. அதையும் எழுதி அதிலும் 2வது எங்களோட பல்கலைக்கழகத்தில, எங்களோட கல்லூரியும் சேர்த்து ஒரு 75 கல்லூரிகள் இருக்கு. அதில 2வதாவும் என்னால வர முடிந்தது. இது எல்லாமே யாராலன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா என்னோட தோழிகளுக்கு, இதில வந்து நான் முழுதையுமே குடுத்துருவேன். ஏன்னா, நான் ரொம்ப துவண்டு கிடக்கும் பொழுது அவங்க தான், எனக்கான நம்பிக்கையாவும் இருந்தாங்க. இன்னொனு என்னனா, நான் வந்து எதுக்குமே அவ் எல்லாத்துக்குமே துவண்டு, துவண்டு, ஒரு உணவு பழக்கம் வழக்கம் கூட எனக்கு அங்க ரொம்ப மாறுதலா இருந்தது. உங்களுக்கு தெரியுல்லையா? அரசு கல்லூரி அப்டின்னா, நான் அது ரசமா? தண்ணியானு? யோசிச்சு பாத்து சாப்ற அளவுக்கு தான், இருந்தது.
நிச்சயமா. கண்டிப்பா. ஆமாங்க. சரிங்க. அருமைங்க. சொல்லுங்க. நிச்சயமா. நீங்க, நீங்க விவரிக்கத் தேவையில்ல. ஏனா, நானும் அரசு கல்லூரிலதா படிச்சேன். அதனால விவரிக்க தேவையே இல்ல. சொல்லுங்க. அ.
எனக்கு, வந்து எப்டின்னா, நான் அந்த கல்லூரிக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சொகுசா, நமக்கு சாப்பாடு எல்லாமே சிறந்ததா தான் குடுத்தாங்க. அப்டி இருந்துட்டு, கொண்டு போயிட்டு நாங்க இட்லிய வந்து, அத உடைச்சு விளையாடுறதும், <chuckles> ச அது எல்லாம் நகைச்சுவை, என்னோட தோழிகள் எடுத்துட்டு போய்ட்டாங்க. இப்போ, யோசிச்சு பாத்தா, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுருப்போமா. அப்டின்னு, யோ நம்மளோட பிள்ளைகள்லாம், இத கண்டிப்பா சாப்டவே மாட்டாங்க. 2 நாளே ஓடி வந்துருப்பாங்க, என்னால முடியலன்னு. ஆனா, நம்ம அதையும் தாண்டி, அதை அதையும் முடிச்சு, ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்ணோடு வெளியில வந்தோம். அதையும் இப்ப, யோசிக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியான நாளா, அந்த கல்லூரி நாள் தெரியுதுன்னா, அது அவர்களால தான். இன்னும் சொல்லப்போனா, எனக்கு இந் இந்த மாதிரி, ஆடல், பாடல் இது எதுவுமே எனக்கு வராது. தெரியாது, அதற்க்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா, என்னோட தந்தை வந்து அதலெல்லாம் ஆர்வம் காமிச்சா, அந்த படிப்பு போயிடும். உங்களுக்கு தெரியும்ல ஒரு, <chuckles> ஆ, ஆஹ, ஒரு புத்தக புழு வளர்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இதுல தான், போய்ட்டுருந்துச்சு இந்த வாழ்க்கை. முதன் முதல்ல கல்லூரில போயிட்டு, அந்த விடுதில ஒரு பாட்ட போட்டு ஆட சொல்லும் பொழுது, எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்தது. இல்ல, நான் வரல, வரலன்னு. ஒரு, 1 வருடம் தப்பிச்சுட்டேன். அதுக்கப்பறம் அவங்க, புடிச்சு இழுத்து வச்சு, உனக்காக என்ன? இப்ப உனக்கு எல்லார் முன்ன ஆட பிடிக்கலையா, நான் லைட்லாம் ஆஃப் பண்றோன்னு சொல்லிட்டு, எ எனக்காக அவங்களால, என்னலாம் பண்ண முடியுமோ, என்னைய வந்து ஒரு சந்தோஷமா, அவங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுக்கு என்னலாம் பண்ண முடியுமோ, எல்லா முயற்சியுமே எடுத்தாங்க. அது எனக்கு, எந்த அளவுக்குனா, ஒரு கடைசியில வந்து, ஒரு டூர் போகும்பொழுது எனக்கு பணம் குடுக்கல, என்னோட அப்பா. அதுக்கு கூட நான் போடுறேன். நாங்க போடுறோம்ன்னு முன்னாடி வந்த தோழிகள வந்து, என்னால மறக்கவே முடியாது. இன்னுமே இதுக்கப்பறம் தோழிகள் வரலாம், வாழ்க்கையில. ஆனா, அவங்க என் கூட நிக்கிறாங்க, இப்ப வரைக்குமே. இனிமே நிப்பாங்கிற ,ஒரு தைரியத்தில கூட நான் எளிதா, அத கையாண்டுருவேன். அந்த ஒரு பாடத்த, அவங்க எனக்கு கொடுத்துருக்றாங்க.
கண்டிப்பாங்க. <chuckles> சரிங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. நிச்சயமா. சொல்லுங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. இப்ப பாருங்களேன் உங்களோட வாழ்க்கை வந்து சோதன கட்ட காலத்த வந்து தாண்டி, சாதனை செய்ற காலகட்டத்த வந்து உங்கள கூட்டு போயிருக்கு. அதுக்கு நெறைய அ நெறைய மக்கள் வந்து அதுல அந்த சாட்சியா இருந்திருக்குறாங்க. உங்க அன்னை, தந்தை ஒரு அவங்களுக்கு அவங்க குடுத்த அ உத்வேகம் என்னன்னா வந்து, சில நேரத்துல தோல்வி அப்டி இருந்தாலும். ஒரு சோதனை தரக்கூடிய காலத்துல உங்கள தள்ளிவுட்டு, எப்டின்னா ஆ பவுன்சிங் பால் அப்டின்கிறத நீங்க பாத்தீருக்கிங்களா? அந்த பவுன்சிங் பால்ன்குறது நீங்க அப்டியே தரையில போட்டீங்கன்னா அப்டியே நிக்கும். ஆனா, அதை நீங்க கீழ அடிச்சி பாருங்க எவ்வளவு தூரம் போகும் தெரியுங்களா. அது ரொம்ப தூரம் போகும் அது. அந்த மாதிரி அமுக்கி, அமுக்கி நம்மள தள்ளும்போது தான் நம்முடைய சக்தி பல மடங்கு பெரிதாகுகிறது. அப்டிங்கிறத உங்களோட வாழ்க்கையில இருந்து நான் நெறைய வந்து தெரிஞ்சிக்குறேன் நானு. இப்போ, இப்போ த் உங்க தோழிகள்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்னும் பா நீங்க பழக்கம் வச்சிட்டிருக்கிங்களா? எப்போ எவ்வளவு நாள் போய் பாப்பீங்க நீங்க?
ம். ம். ஆம். ஆம். ம். ரொம்ப சரியா, ஆ. பழக்கம்னா நேரடியா போய் பாக்குறதுக்கு ஒரு 2,3 ஆ தடவ தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இருந்தாலுமே அவங்க எல்லாரையுமே அ எப்போலாம் முடியுமோ, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கு. பண கஷ்டம் இருக்குனா, நீங்க கேளுங்க நாங்களே வந்து ஒரு குரூப் மாரி ஆரம்பிச்சு அ உங்களுக்கு யார், யாருக்கு என்ன கஷ்ட இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு திரட்டித் தரேன்ன்னு என்ன. ஏனா, அவங்க என்னோட கஷ்ட காலத்துல நின்றுக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த அரசு கல்லூரின்னு வந்து படிக்கிறதுல பாதி பேர் வந்து கொஞ்சம் ஏழை வீட்லேருந்து வந்து படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னால என்ன உதவி. அடுத்து நீ என்ன படிக்கணும், உனக்கு எது நல்லாயிருக்குங்கிற மாரியான வழிகாட்டலும், நான் செஞ்சிருக்குறேன். இப்போ வந்து நாங்க எல்லாருமே ஒரே குழுவா ஒருத்தங்கள, ஒருத்தங்க வந்து ஆ தாங்கிட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கோம். அது எல்லாருமே இப்பொழுதுக்கு நல்லாயிருக்காங்க. எல்லோரோட ஏதாச்சும் ஒரு கல்யாணம் நடக்கும். திருப்பியும் ஒரு ஆடல், பாடல் ப <chuckles> பண்ணலாம்னு நாங்க எல்லாருமே காத்துட்டே இருக்கோம். <exhales>
சரிங்க. கண்டிப்பா. ஆமா. நிச்சயமா. கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. இப்போ வாழ்க்கைங்கிற இடத்தவுட்டு நீங்க தள்ளி இருந்த பா இருக்க பாத்தீங்க அந்த காலத்துல. ஆனா, பாருங்க வாழ்க்கையோட சக்திய பாருங்களேன். இல்ல, இல்ல நீ என்னைய உட்டுலாம் இருக்க முடியாது. நீ எனக்குள்ள தான் வரணும் அப்டிங்கிற மாரி. வாழ்க்கை அவங்களுக்குள்ள இழுத்துக்கிட்டு உங்களுக்கு நெறைய தோழிகள்ல காட்டி. இவங்க எல்லாம் உன்னுடைய தோழிகள், நலம் விரும்பிகள், உனக்காக வந்து எதையுமே செய்வார்கள். ஆக்கப்பூர்வமா இருப்பாங்க. ஊக்கம் கொடுப்பார்கள், உறுதுணையில் நிற்பார்கள் அப்டினு நெறைய விஷயங்கள்ல சொல்லி. உங்க இப்போ நீங்க இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு பாத்தீங்களா. இது தாங்க வந்து வாழ்க்கையோட வெட் வெற்றிங்கிறது ஒரு தோல்விய மட்டும் காட்டிட்டு, அதுக்கப்புறம் அதுல வந்து வருத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா வெற்றி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க. அந்த வெற்றிய வெற்றிங்கிறது ஒரு கனி மாரிங்க. அத வந்து நம்ம சுவைக்கணும். அத நம்ம சுவைக்கும் போது எவ்ளோ விஷயங்கள்ல கடந்து வந்திருக்கோம். அதெல்லாம் யோசிக்கணும் அப்டிங்கிறதுக்காக வாழ்க்கை எவ்வளவு அழகா குடுத்திருக்கு பாருங்களேன். உங்க நண் உங்க நண்பர்கள் மூலமா உங்களோட பிரெண்ட்ஸ் மூலமா, தோ தோழிகள் மூலமா இல்லியா?
ஆமாம். ம். ம். ஆமா. ம். ம். இப்போவே, ரொம்பவே சரியா சொன்னீங்க. ஏனா, நானே சில டைம் யோச்சி பார்த்துருக்கன். இப்போ நான் நினைத்த பாதையிலேயே இந்த மருத்துவம் படிச்சிருக்கலாம். அந்த பாதையிலேயே போயிருந்தாலுமே, நான் இவ்ளோ சந்தோஷமா, எல்லாருடையும் இப்டி தான் வாழ்க்கைன்னு மத்தவங்களுக்கு சொல்ற இடத்துல நான் இருப்பேனானு தெரியல. இப்ப நான் நெறைய கடந்து வந்திருக்கிறன் அந்த கஷ்ட காலத்துல. இனிமேல் எவ்ளோ கஷ்டம் வந்தாலும், இது அவ்ளோ தான் இதுவும் கடந்து போகும். நமக்கு சுத்தி இவ்ளோ 4 பேர் நல்லவங்க இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த கஷ்ட காலம் தான், நீங்க சொல்ற மாரி உண்மையிலுமே குடுத்தது. அதுக்கு நான் கடவுளுக்கு தான் ரொம்பவே நன்றி சொல்லணும் நான் நெனைச்சுப்பேன் அப்பப்போவே.
கண்டிப்பா. நிச்சயமாங்க. கண்டிப்பாங்க. அது நன்றிங்குறது ஒரு ரொம்ப பெரிய வார்த்தைங்கிறத மாரி, இப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்க, "இதுவும் கடந்து போகும்", இதெல்லாம் வந்து நம்ம மனதுல கண்டிப்பா நிக்கணும். எப்போனா, மகிழ்ச்சி வர நேரத்துல மட்டும் கடையாது. வருத்தம் வர நேரத்துல, கஷ்டம் வர நேரத்துல, துன்பம் வர நேரத்துல்லாம் எல்லா நேரத்துல நிக்கணும். ஏனா மகிழ்ச்சி, வெற்றி எப்போ நம்ம ரொம்ப மிகுந்து கொண்டாடிட்டு, தோல்விய ஏற்க முடியாத மாரி அப்டியே ரொம்ப சுருண்டு விழுந்துறக்கூடாது. தோ தோல்வியும் கடந்து போகும், வெற்றியும் கடந்து போகும், அப்டின்னு நம்ம எடுத்துக்கணும்.
ஆம். ம். ஆம். ம், ம். ஆமா. ரொம்பவே சரியா சொன்னீங்க. நம்ம வாழ்க்கையில 2மே இருந்தா தான் ஒரு தோல்விய கடந்து வந்தா தான், அந்த வெற்றியோட அந்த கனியை, நீங்க சொன்ன மாதிரி அந்த கனிய ருசிக்கவே முடியும். இல்லாதா இல்லாட்டி அதோட அற்புதமே நமக்கு தெரியாம போயிடும். நான் இதுக்கப் என்னோட தோழிகளுக்கு இப்ப நான் அத தான் சொல்லிகிட்டுருக்கேன். நீங்க நெறைய கஷ்டப்படுங்க, நான் உங்க கூட இருப்பேன். ஆனா, கண்டிப்பா நம்ம நெனைக்கிறது ஒரு நேரம் நடக்கும். அதுக்காக நம்ம அந்த எஃபோர்ட் மட்டும் போட்டுட்டே இருக்கணும்னு நான் நாங்க எல்லாருமே அத நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பா அதையும் நாங்க ஜெயிச்சறோம்னு நம்பிக்கை இப்ப எனக்கு இருக்கு.
கண்டிப்பாக. நிச்சியமாங்க. கண்டிப்பாங்க. உங்களோட நம்பிக்கைக்கும், உங்களோட முயற்சிக்கும் கண்டிப்பா என்னோட சைட்லருந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். மீண்டும் வெற்றி, தோல்வி அப்டிங்குறது ஒரு தராசு வாழ்க்கை அப்டிங்குற ஒரு நீதிபதி வக்கிற தராசில் எப்படி வந்து நீங்க வந்து வெற்றியும், தோல்வியும் சரிசமமா பார்த்து வெற்றியக் கொண்டு போய்ட்டு தோல்விய ஒரு படிக்கற்களா வச்சு வெற்றிய கொண்டு போய்ட்டு, எப்படி வந்து நீங்க நெலைநிறுத்தினீங்க? உங்களோட தோழிகள் எப்படி அடையாளம் கண்டீங்க? அவங்க எப்படி உங்கள மகிழ்விச்சாங்க? உங்கள ஊக்குவிச்சாங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்களுடன் பேசியது மிகவும் மகிழ்ச்சிங்க. நன்றி.
நன் ம். நன்றி.